உத்வேகமாகவும், ஆர்வமாவும் எல்லா விஷயத்தையும் செஞ்சாதான் அந்த விஷயம் வந்து, அ நல்ல ஒரு பலன தருங்கிறது பொதுவான ஒரு விள எண்ணம். அ இதேமாரி சில நேரங்கள்ல பார்த்தீங்கன்னா, மனிதர்கள் பல பிரச்சனைகள்னால அந்த ஆர்வத்தையும், உத்வேகத்தையும் இழந்துட்டு, ஒரு மனமுடைந்தோ, இல்ல ஒரு சோ சோம்பேறித்தனமான அ நிலையிலயோ இருக்கிறாங்க. அப்பிடி இருக்கும்போது உ எப்பிடி அந்த உத்வேகத்த திரும்ப கொண்டு வர்றது? உத்வேகம் இல்லாதப்ப எப்பிடி அவங்களே அவுங்கள தெளிவுபடுத்திக்கிறது?
ம், ம். ம், ம். அ இதுமாரி தருணம் வந்து நெறைய நேரத்துல எனக்கு நடந்திருக்கு. பள்ளியில படிக்கும்போது பார்த்தீங்கன்னா, படிச்சிட்டே இருக்கும்போது திடீர்னு ரொம்ப சோர்வாயி, அழுப்பு வந்துரும். அப்பல்லாம் வந்து நான் திருப்பி திருப்பி என்னோட அந்த திட்டமிடுதல் போட்டு வச்சிருப்பேன். இந்த நாளு இத படிக்கணும்னு, அது வந்து திருப்பி திருப்பி. மாத்தி மாத்தி போட்டுட்டே இருப்பேன். இப்ப வந்து 15 நாள் இருக்கு பரீட்சைக்கு அப்பிடின்னா, ஒரு ஒரு, இது
ம்ஹ்ம். ஓ! திரும்ப திரும்ப பார்த்து அத ப ரிவ்யூ பண்ணுவீங்க இல்லயா?
அ 15 நாளைக்கி இப்பிடி படிக்கலான்னு ஒரு பிளானர் மாரி போட்டுருப்பேன். அப்புறம் பார்த்தா ன் 6 நாளாயிருக்கும் அது. அப்ப திருப்பி போடுவேன். இந்த மாரிலாம் பண்ணுவேன். அப்புறம், வ இப்போ சமீபத்துல வந்து கொஞ்ச நாளைக்கு முன்னாடி எனக்கு வந்து வேலை வந்து இல்லாம இருந்தது. அடுத்த வேலை வந்து சேர்றதுக்கும், பழைய வேலை போனதுக்கும் ஒரு இடைப்பட்ட நேரம் இருந்தது.
ம். சரி. ம்.
அப்போ நாவ
அப்டியா, அந்நேரம் என்ன பண்ணீங்க?
அ அப்போ வந்து, நா வந்து ஒரு அ என்ன சொல்றது, ஒரு நாள் குறிப்பேடு எடுத்து நா என்னெல்லாம், வேல வந்து செய்யணும், இன்னும் நம்ம அதாவது, செய்ய முடியாம இருந்த வேலைகள். நேரம் காரணமாக, விடுப்பு கிடைக்காததுனால, இப்படி பல வேலைகள் வந்து தேங்கி கிடந்துச்சு வீட்ல.
ம். அதாவது, சின்ன சின்ன குறிப்புகள் மாரி ஒரு எழுதி வச்சுக்கிட்டிங்க இல்லையா? செய்ய வேண்டிய வேலைகள்னு.
அ இதெல்லாம் செய்யணும். அ இதெல்லாம் செய்யணும், செய்யணும்னு, எழுதி வப்பேனே தவிர செய்யவே மாட்டேன். அ அப்பறம் அதெல்லாம் பாத்தேன், அதுல வந்து குறிப்பா சொல்லணுன்னா வந்து என்னோட வீட்டுக்கு வந்து வீடு வாங்கியாச்சு, வீடு வாங்கினதுக்கப்புறம் வந்து தண்ணீரு இணைப்புக்கும், அப்புறம் வந்து வரி கட்டுறது வீட்டு வரி கட்டுறதுலயும், பேர் மாத்தாமயே இருந்தது.
ம். சரி. ம். சரி, சரி.
அ அது வந்து, வ அதுக்கு எப்புடி போறது? யார கேட்குறதுன்னு தெரியாதனால, அப்டியே பல வருடம் ஆயிடுச்சு. நா விட்டுட்டேன் அத அப்டியே.
ம்ஹ்ம்.
அதுக்கப்புறம் என்னோட இது உறவினர் ஒருத்தங்க சொன்னாங்க, இப்டி இருக்கக்கூடாது எல்லாமே வந்து, யார் பேர்ல வீடு இருக்கோ, அவங்க பேருக்கு எல்லாத்தையும் மாத்திக்கோ அப்படின்னு.
அ. சரி, சரி. அது, ம்.
அப்புறம் அதுக்கான் அ அதுக்கான ஆளெல்லாம் போய் பாத்து, யா என்ன அதுக்கான அப்ளிகேஷன் எப்டி குடுக்கணும், எங்க பாக்கணும், எல்லாமே செஞ்சு. அதுக்கப்புறம், அத கத்துக்ட்டேன் எப்டி பண்ணணுங்கிறத. அதேமாரி அ மின் இணைப்பு. அ, சொல்லுங்க.
இப்ப பள்ளி அ பள்ளி பருவத்துல வந்து நீங்க சொன்னீங்க, இந்த மாரி, அ சில நேரங்கள்ல பாடம் படிச்சிருந்தாலும், ஒரு நேரம் அப்டியே சோர்வடைறது. இந்த மாரி இருக்கு. இது வந்து, ஸ் அ, உதாரணத்துக்கு வந்து பல காரணங்கள் இருக்கலாம். ஊட்டச்சத்து குறைவா இருக்கலாம் இல்லாட்னா, அவங்களுக்கு வந்து படிப்பு சுமை அதிகமா இருக்கலாம். இல்ல குடும்பத்துக்குள்ள பிரச்சன இருக்கலாம். அந்த மாரி உங்களுக்கு எதுவும் காரணம் காரணம் இருந்துச்சா?
ம். ம். ம். ம். சோர்வுன்தா சொல்லணும். ஏன்னா வந்து, என்னால ஒரு அ இ ரொம்ப கஷ்டமா இருந்தது படிக்கிறது. என் என்னோட திறமைக்கு மேல இருந்தது அது. அதுனால, ரொம்ப கஷ்டப்பட்டேன். அ அதுதான் வந்து அலுப்பாயிடுச்சு ஒரு மாரி, இன்னும் படிக்கணுமா? போனா போயிட்டு போது, தோல்வி அடஞ்சா என்ன? அந்த நெலமைக்கு ஒரு நாள் வந்துட்டேன் நான்.
ம். ஓஹோ! ம். ஓ! அந்த நிலையில பெறவு யாரு உங்கள வந்து இல்ல இ இந்த பிரச்சனைல இருந்து யாரு உங்கள வந்து யாரும் உதவுனாங்களா இதுல இருந்து வெளிய வர்றதுக்கு?
ஆ என்னோட தோழிகள் தான், நான் சோர்வா இருந்தாலே ஒரோரு தடவையும் அவங்க தான் தட்டி எழுப்பி விடுவாங்க. இன்னும் கொஞ்ச நாள் தான் இருக்கு, இன்னும் கொஞ்சம் கஷ்டப்படு சரியா போயிரும், அப்டி சொல்லி சொல்லியே என்னைய வந்து நல்ல மதிப்பெண் வாங்க வச்சாங்க.
ம்ஹ்ம். நல்லது நல்லது. இப்ப, அது போக இந்த நீங்க அ சில விஷயங்கள வந்து செய்யணும்னு நெனைக்கிற விஷயங்கள எழுதி வச்சு, வந்து அத அதுக்கப்புறம் அப்பப்போ ஆராய்ந்தும் பார்ப்பீங்க, அது நடந்துருக்கான்னு செக் பண்ணுவேன்னு சொன்னீங்க. அ அந்தமாரி அது சின்ன விஷயங்களுக்கு மட்டும் தானா? இல்ல பெரிய விஷயங்களுக்கும் பா பாப்பீங்களா?
ஆ, அப்புறம். ம். ம். ம். ம். ம். ம், ம். இல்ல, இல்ல. எல்லாமே நா எழுதி வச்சுட்டு தான் பண்ணுவேன். அப்புறம் நா எனக்கு தோணுச்சு, நம்ம வந்து வீட்ல நெறைய குப்பைகள சேத்துக்கிட்டே இருப்போம். பாத்தீங்கன்னா, புதுப்புது பொருட்கள் வரும், புதுப்புது துணிகள் வரும். ஆனா, பழசு வந்து நம்ம வெளியேத்துறதே கெடயாது. இதுனால, வீடு வந்து தூசியில மூழ்கிகிட்டு இருந்தது. சில நேரம் வந்து ஒரு அவசரத்துக்கு வந்து பேன் காடு வேணும்னு கேப்பாங்க. ஆனா, அது எங்க போச்சுன்னு யாருக்குமே தெரியாது. அ அந்த நேரல்லாம் வந்து நான் யோசிப்பேன், நம்ம எப்பயாது ஒரு நெறைய இடைவெளி கெடைக்கும்போது, வீட ஃபுல்லா வந்து பிரிச்சு அடுக்கி வச்சரணும், <chuckles> அப்டின்னு சொல்லி ஒரு திட்டம் வச்சிருந்தேன் மய மனசுல, அதுக்கான நேரம் அப்போ வந்துடுச்சு அப்டின்னு சொல்லிட்டு, இத எப்டி பண்ணலான்னு சொல்லி ஒரு திட்டம் போட்டேன். ஏன்னா, ம்.
ஆமா. கண்டிப்பா. <chuckles> ஆ. ம். சரியா சொன்னீங்க. நீங்க இந்த சொன்ன பிரச்சன பாத்தீங்கன்னா, நெறைய வீட்டுல எல்லார் வீட்லேயுமே அதிகமா நடக்குறதான். பெறவு அத எப்டி திட்டம் போட்டு, என்ன மாதிரி அத செயல்படுத்துனீங்க?
ம். ம், ம். அ நான் வீட்ல மொத்தம் எத்தன அறைகள் இருக்கு, எவ்ளோ இடம் இருக்கு, அதுல எத்தன வந்து அலமாரிகள் இருக்குங்கிறத ஒரு குறிப்பேட்ல எழுதிக்கிட்டேன். அப்றம் அதுல எ எ எந்த அலமாரிக்கு எவ்வளவு நேரம் தேவைப்படும் அப்டிங்கிற மாரி ஒரு திட்டம் போட்டேன்.
சரி. ம்.
அதுக்கப்பறம் ஒரு உதவியாளர் ஒருத்தங்க இருக்காங்க. அவுங்கள வந்து வேலைக்கு வர பெண் தான் அவுங்க. உன்னால இதுக்கு என் கூட இருந்து பாத்துக்க முடியுமான்லா கேட்டேன். அதுக்கான நான் ஒரு குறைத்த ஒரு சம்பளம் தரேன் அப்டின்னு.
ம்ஹ்ம். ஓஹோ!
அவுங்களும் ஒத்துக்கிட்டாங்க. எனக்கு ஏதோ ஒரு கை செலவுக்கு ஆகும் நான் வரேன்னாங்க. அப்பறோ ஒரு ஒரு நாள் வந்து அது அதுக்கு வந்து இது பண்ணோம் முடிவு பண்ணோம். இந்த வேலக்கி இந்த நாள், இத்தனை மணி நேரம்.
ம். சரி.
ஏன்னா, மொத்தத்தையும் ஒரு நாள் இழுத்து போட்டா, அப்புறம் உடல்நிலை ரொம்ப பாதிப்பு வரும்.
ஓ! இப் ம்.
ஏன்னா ம் எல்லாமே தூசி ஃபுல்லா. அதனால அதனால அப்படி பண்ணோம்.
சரியா சொன்னீங்க. அதாவது ஒரு கொஞ்சம் கொஞ்சமா ஒரு குறு திட்டமிட்டு குறிப்பிட்ட வேலைகள மட்டும் செய்யணு முடிவெடுத்து பண்ணீங்களோ?
ஆமாமா. அந்த மாரி பண்ணோம். ஆனா, இதுல ஒரு சின்ன சிக்கல் இருக்கு. என்னன்னு பாத்தீங்கன்னா, வந்து பொருள் வேண்டா நான் வேணா முடிவு பண்ணலாம். ஆனா என்னோட கணவர் வந்து அதுக்கு ஒத்துக்க மாட்டாரு. அவரு
ம். ஓ! மத்தவங்களையும் கலந்து ஆலோசிக்கணு இல்லையா?
ஆமா. எ எ என் கொழந்தையோட பொருளும் இருக்கும், என் கணவரோடதும் இருக்கும். நான் பாட்டு எல்லாத்தையும் வேணா வேணான்னு போட்டுட்டா அது பெரிய சண்டையாயிடும் அப்புறம். அதுனால நான் என்ன பண்ணுவேன் வந்து அந்த அம்மாவும் நானு சேந்து ஒரு இடத்த வந்து சி சீர்படுத்தி அழகுபடுத்தி எல்லாம் பண்ணி முடிச்சுட்டு, வேண்டாத பொருள்னு எதெல்லாம் எனக்கு தோணுதோ எல்லாத்தையும் கொண்டு வந்து முற்றத்துல வச்சுருவேன். அப்பறம் அவருக்கு வந்து ஞாயிற்றுக்கிழமை வந்து விடுப்பு. வி விடுமுறை நாள் தான். அந் அன்னக்கி அவர உக்கார வச்சுக்கிட்டு எப்படியாது சொல்லி "இது வந்து முடிவெடுத்திருக்கேன். நீங்களும் சரின்னு சொன்னா நம்ம வெளில தூக்கி போட்டுறலாம் இத." அப்படின்னு சொல்லி அவரோட சேந்து தான் இந்த வேலைய செஞ்சேன்.
<laughs> அ. அ. சரி. ம். ம். சரி. நல்லா சொன்னீங்க. இப்ப இந்த உத்வேகம் வந்து திடீர்னு ஒருத்தவங்க வந்து படிச்சு முடிச்சுட்டு வேலை தேடுறதுக்கான காலகட்டத்துல இருப்பாங்க முதல் வேலைக்காக, அந்நேரம் பாத்தீங்கன்னா அவுங்களுக்கு நெறைய வந்து நிராகரிப்பு வரும். அதனால அவங்களுக்குள்ள உள்ள ஆர்வம் வந்து குறையிறதுக்கான வாய்ப்புகள் நெறையா இருக்கு. இ போவாங்க இந்த மாரி அதிகப்பட்ட கம்பெனிகள்ல என்னன்னா, அ கொஞ்சம் அனுபவம் வேணும்பாங்க. சில ஆனா சில கம்பெனிகள்ல வேல குடுக்கும்போது சம்பளம் ரொம்ப குறைவா இருக்கும். அந்த மாரி எதுவும் நீங்க வே உங்களுக்கு எதுவும் அனுபவம் இருக்கா? அதனால உங்களோட மனநில வந்து குறையறதுக்கான அதாவது உங்களோட விருப்பங்கள் குறைய வாய்ப்பு இருந்ததா, வேல தேடுறத பத்தி.
ம். ம். ம். ம். ம். ம். ம். ம். ம். ம். ம். ம். ம். ஆ. ஆ! இந்தமாரி நேரமும் வந்திருக்கு எனக்கு. அப்ப வந்து ரொம்ப சோர்வுல நான் வந்து குளிக்காம ஒருமாரி ப படுத்து தூங்கிட்டே இருக்கமாரி ஒரு நிலைமைக்கு போயிட்டேன் ஒரு நாளு. <chuckles> அதுக்கப்பறம் நான் வந்து யோசிச்சு பார்த்தேன். ரொம்ப ஏதோ தப்பு பண்ணுறோன்னு மட்டும் தெரிஞ்சது. சரி நம்ம முதல்ல எழுந்து, குளிச்சு, நம்மள வந்து தயார்ப்படுத்திக்குவோம். அப்போ வந்து நம்ம ஒரு ஃப்ரெஷா இருந்தா தான் வந்து, ஏதாவது புது யோசனைகள் வரும், அப்பிடின்னு சொல்லிட்டு குளிச்சு ரெடியாயி, அப்பறம் ஒரு அ தேநீர் ஒண்ணு சூடா போட்டு சாப்பிட்டுட்டு, அதுக்கப்பறம் இதுவரைக்கும் நான் என்னென்னலாம் வந்து, எந்தெந்த நிறுவனத்துக்கெல்லாம் வந்து அ அப்ளிகேஷன் போட்டேன், எதுலலாம் என்னென்ன குறை என்கிட்ட சொன்னாங்க, இதுவரைக்கும் ஒரு சில இதுக்கு நேரையும் போய் பேசியிருக்கேன். ஒரு தேர்ச்சி தேர்வெல்லாம் எழுதியிருக்கேன் அங்க,
ம். ஓஹோ! ம். ம். சரி. ம்ஹ்ம். கண்டிப்பா. ம். ம், ம்ஹ்ம். ம். ஓஹோ!
அதுலெல்லாம் எதனால என்னைய வேணானு சொன்னாங்க, அப்பிடிங்கிறத ஒரு அ ஒரு லிஸ்ட் மாதிரி எடுத்தேன்.
சரி.
அ எதுனால, எந்த இடத்துல எனக்கு வேணாங்குறாங்க, அப்ப என்ன சரி பண்ணணும்? அப்பிடிங்கிற மாதிரி. அப்பறம், என்னோட தோழிகள்ட்டேயும் கேட்டேன். அவுங்களும் வந்து, "உன்னுடைய பயோடேட்டா வந்து நல்லா இல்ல. இத வந்து மாற்றி அமைக்கணும்." ஏன்னா, உன்ன முதல் அறிமுகப்படுத்துறது அதுதான். அது வந்து பார்த்த உடனே, உன்னைய பிடிக்கிறமாரி இருக்கணும். அதனால இதெல்லாம் கொஞ்சம் இந் இந்த இடத்துல மாத்து. இல்லன்னா, இதுக்கு பணம் கட்டி மாத்துற இடமும் இருக்கு, அ ஆன்லைன்ல. அவுங்கள்ட்ட பணம் கட்டுனின்னா, உன்னோட டீட்டெயில்ஸ வச்சு, அவுங்க நல்லா மாத்தி குடுப்பாங்க. அதுமாரி வேணாலும் முயற்சி பண்ணு. இல்லன்னா வந்து இன்னொரு வழியும் சொல்லிக் கொடுத்தாங்க. அ என்னன்னா வந்து, இந்த ப்ரைவேட்டா வந்து தனியா நடத்துவாங்க. அ சர்டிஃபிக்கேட் கோர்ஸுன்னு சொல்லிட்டு சாஃப்ட்வேர்லலாம் இது பண்றது. அவங்கள்ட்ட போய் ஏதாவது ஒரு ரூ. 8000, ரூ. 10000 செலவுதான் ஆகும். அதுமாரி சேர்ந்திட்டின்னா, அவுங்க வேலையே வாங்கி தருவாங்க. அதையும் முயற்சி பண்ணு, அப்பிடினாங்க.
ம். ம். சரி, சரி. ம், ம்ஹ்ம். ம். என்ன வழி? அ. சரி. ம், ம். ம், ம். ஓஹோ! இந்த மாரி, பலவகையான, ஓ உங்களோட அந்த தோல்வியில தோல்வி கண்டவுடன அத தி நிவர்த்தி பண்ணதுக்கு நெறையா வந்து, நீங்க முயற்சி எடுத்துருக்கீங்க, இல்லையா?
ஆமா. ம். ஆமாமாமா. <exhales>
இதுபோக வே வேலைகள்ல பார்த்தீங்கன்னா, வேலை செய்யுற இடத்துல பார்த்தீங்கன்னா, சில நேரம் அதிகமான வேலை பளு இருக்கும். 1 நாள், 2 நாள்னா பரவால்ல. சில நிறுவனங்கள்ல பார்த்தீங்கன்னா, ஒர் ஒரு 2 பேரு செய்யிற வேலைய ஒரு ஆளுக்கு குடுத்து, அதிகமான மன அழுத்தத்துலயும், பணி அழுத்தத்துலயும் அ ஆ, அந்த வேலையாட்கள வந்து உ உன் நிறுவனம் வந்து உ அ, அப்படி பண்ணிருவாங்க. அதனால வந்து, அவங்களுக்கு வேலை செய்யிற ஒரு ஒரு விருப்பமே கொறைய ஆரம்பிச்சிரும். அந்த மாரி எதுவும் நீங்க, இல்ல உங்களுக்கு தெரிஞ்சவங்க யாரும் இந்த மாரி ஒரு அனுபவத்தை பார்த்துருக்காங்களா?.
ம். ம். ம். ம். ம், ம். ம். ம். இல்ல. நான் அந்த மாரி பார்த்ததில்ல. ஆனா அந்த மாரி வந்தா, எனக்கு என்ன எ நான் அந்த இடத்துல இருந்தா என்ன பண்ணுவேன்னு பார்த்தீங்கன்னா வந்து, எனக்கு எது முக்கியத்துவமா இருக்குற வேலன்னு அவங்க சொல்லிருவாங்க. "இத மொதல்ல முடி. அது வந்து நேரம் ஆயிட்டே இருக்கு. இது கடைசி நாள் வந்துருச்சு." அப்படிலாம் சொல்லுவாங்க. அதெல்லாம் முடிச்சுருவேன். முடிச்சுட்டு, ஒரு மாதிரி சாயங்காலம் நேரம் வருது அப்படின்னு சொல்லி, ரொம்ப தள்ளுறாங்க தலையில வேலையன்ன உடன <inhales> அந்த இத முடிச்சுட்டு, அடுத்த நாள் வந்து விடுப்பெடுத்துருவேன். <chuckles> ஏன்னா நம்மளால முடியாது, அது. அதுக்காக தான். <inhales> ம்.
ம்ஹ்ம். ம். அ. <chuckles> .நான் அது ம்ஹ்ம். ஓ! அது அடுத்த நாள், அவங்க அதுக்கப்பறம் அதபத்தி எதுவும் கேள்வி கேட்க மாட்டாங்களா? "ஏன் வந்து வேலைக்கு வரல?" அப்படின்னு.
ஆ, கேட்பாங்க. "நேத்து நீங்க அதிகமா குடுத்ததுனால அதிக தலைவலி வந்து, <chuckles> நான் வந்து மருத்துவமனைக்கு போவேண்டிய நிலைமைக்கு ஆயிட்டேன்." <chuckles> அப்படின்னு சொல்
ம். சரி, சரி. இப்ப இதே இது வந்து குடும்பங்கள்ல பார்த்தீங்கன்னா, அ நம்ம வந்து ஒரு ஒரு சொந்தக்காரங்க வராங்க, இல்ல போறாங்க. இல்ல இன்னொருத்தங்களுக்கு குடும்பத்துல உள்ள நெருங்கிய ஒரு அ உறவினர்கள் உதாரணத்துக்கு, அ கணவரோட தங்கையா இருக்கலாம், அக்காவா இருக்கலாம், அவங்களுக்கும் நம்ம உறவ மேம்படுத்தணும்னு கொஞ்சம் சில விஷயங்கள ஆர்வம் எடுத்து பண்ணுவோம். ஆனா, எதிர் தரப்பினர் வந்து அந்த அளவுக்கு அ, அவுங்க அந்த அளவுக்கு ஒத்துழைக்காததுனால, அ நமக்கு வந்து அந்த எண்ணம் வந்து போயிரும். எ அந்த மாரி எதுவும் நீங்க பார்த்துருக்கீங்களா?
ம். ம். ம். ம். ம். ம், ம். ம், ம். அதான், அவங்களோட வேலையில சொல்றீங்களா? இல்ல என்னோடதா? ம்.
வேலைன்னு இல்ல. அதாவது, அவங்களுக்கு, ஒரு உறவு மேம்படுத்துற்துக்காக இவங்க வந்து மெ மெனக்கிடுவாங்க. ஒரு ஒரு சைடுல இருந்து. இன்னொரு சைடுல பார்த்தீங்கன்னா அவங்க அதப்பத்தி கண்டுக்குட மாட்டாங்க. அப்படி கண்டுக்குடாம இருக்கும்போது, இவங்களுக்கு அவங்களுக்கு உண்டான அந்த ஆர்வம் வந்து குறஞ்சுரும்.
ம், ம், ம். ம். ம், ம், ம், ம், சரி.
ம். அந்த ம பிறகு அந்த, ஆர்வத்த எப்படி கொண்டு வரதுக்கு வாய்ப்புகள் எதுவும் இருக்கா?
உறவு. இப்ப நீங்க சொன்னதுல பாத்தா 2 பேருமே வந்து, யோசிச்சா தான் ஒரு வேலைய செய்ய முடியும். ஏன்னா, ஒரு பொதுவான வேலைன்னு வச்சுக்கோங்க, ஒரு கை தட்டுனா ஓசையெல்லாம் வராது. அவங்களுக்கும் வந்து ஈடுபாடு வேணும். அந்த மாரி இருந்தா தான். என்னோட தனிப்பட்ட வேலைனா நான் வேணா மாத்த முடியும் எதையாவது, அடுத்தவங்க வாழ்க்கைக்குள்ள இருக்கத போயி என்னால ஒண்ணுமே பண்ண முடியாது.
ம்ஹ்ம். ம். கண்டிப்பா, கண்டிப்பா. ம். ஓ! 2 பேரும் சேர்ந்துதான் செஞ்சாதான் அதுக்கு வழிவகை இருக்கும் இல்லையா? அதுப் அது போக பார்த்தீங்கன்னா, இப்ப வ சில பேருக்கு வந்து இந்த அ ஒரு உட அவங்களுக்கு உடல் பருமன், இந்த மாரி பிரச்சனைலாம் அவதிப்படுவாங்க. அதனால வந்து, நல்ல ஒரு ஆரோக்கியமான வாழ்க்கைய நிலைக்கு கொண்டு வரணும். அப்படின்னு சொல்லி அவங்க விருப்பப்படுவாங்க. அ, அது எப்டின்னா? நான் காலைல எந்திரிச்சோன நடைப்பயிற்சி, ஓட்டப்பயிற்சி, இந்த மாரி செய்யணும்னு சொல்லி தினந்தோறும் இரவுல முடிவெடுப்பாங்க. ஆனா, காலைல எந்திரிக்கும்போது அவங்களுக்கு அந்த, அதே எண்ணம் இருக்காது. அந்த உத்வேகம் இருக்காது. அப்படிப்பட்டவங்களுக்கு, அத எப்படி கொண்டு வரணும்னு சொல்றதுக்கு உங்களுக்கு எதும் வழி வழிவகைகள் இருக்கா?
அ அ, ஆமா அ. ம். ம். ம், ம். ம். ம். ம், ம். அ இது இது சொன்னோன எனக்கு என்ன தோணுதுன்னா, அ நம்ம எப்பயுமே வந்து எதிரிகள வந்து திட்டிட்டே இருப்போம். நம்மள குறை கூறுபவர்கள, அ அவுங்கள வந்து எப்பயும் மனசுல வச்சு, ஒரு கடிந்து கொண்டே இருப்போம். அது வந்து, எனக்கு வந்து ஒரு அவங்கள்ட்ட ஒரு நல்ல விஷயத்த நான் பார்க்குறேன். இப்போ வந்து என்னைய வந்து பருமனா இருக்கேன்னு சொல்லி, அவுங்க கேலி பேசும்போது, அதுதான் என்னைய வந்து காலைல தூக்கத்துலருந்து எழுப்பும், அந்த வார்த்தை தான். ம்ஹ்ம். இப்பு அதுதான் உத்வேகம். அதனால எதிரிகள் வந்து எப்பயுமே இருக்கறதும் நல்லதுன்னு எனக்கு தோணுது. அதாவது அ தவறா வந்து, இது அ என்ன சொல்றது? தவறா சொல்றாங்கள்ல நம்மள பத்தி.
ம்ஹ்ம். ம். ம். எப்பிடி? கண்டிப்பா. அ, அ. ஆமா.
எல்லாருமே நம்மள நல்லா சொல்லிட்டாங்கன்னா, கற்பன பண்ணி பாருங்களேன், "நீ ரொம்ப அருமையா இருக்க! நீ ரொம்ப அழகா இருக்க! நீ ரொ" எல்லாமே அப்பிடி சொல்லிட்டா, நம்ம என்ன நெனச்சிக்குவோம், "நம்ம நல்ல உயர்ந்த ஒரு, தெளிவான இடத்துல இருக்கோம் போலருக்கு." <chuckles>
அதாவது, குறை கூறுவதற்கும் ஆட்கள் வேணும். இல்லயா?
குறை கூறுனாதான் வளர்ச்சி இருக்கும். அ அதாவது குறை கூறுறவுங்க வந்து கொடுமையா பண்ணக்கூடாது. அ ஒரு நல்ல எண்ணத்தோட குறைய வந்து எடுத்துரைக்கணும்.
ம்ஹ்ம். ம். ஓ! சொல்ற விதத்துல தெளிவா சொல்லணும்.
ஆமா. இது உனக்கு வந்து குறைவா இருக்கு. நீ இதை சரிப்படுத்திக்கன்னு அன்பா சொன்னா, வளர்ச்சி நல்லா இருக்கும்.
ம். ஓ அந்த விஷயங்கள எடுத்து பண்ணுணா நல்லாருக்குங்குறீங்க, இல்லையா?
அதுதான். ஆ. அப்பறம் இந் ஆ அப்பறம் நீங்க இந்த உத்வேகத்துக்காக கேட்டதுல, எனக்கு இன்னொன்னு தோணுது. அ ரொம்ப நான் வந்து என்ன பண்ணுறதுன்னே தெரியல, எல்லா நேரத்தையும் வீணடிச்சிட்டு சும்மா இருக்கமேன்னு ஒரு நாள் வந்தது. அப்போ என்னன்னா, நான் வந்து என்னைய பத்தியே யோசிப்பேன், நான் யாரு? எதுக்காக வ் இருக்கேன்? என்னால எ என்னைய நம்பி யார் இருக்கா? நான் வந்து என் நேரத்த எல்லாம் இவ்வளவு நாளா, இத்தன வருடமா பிரிச்சுக்குவேன். நான் இப்ப எனக்கு ஒரு 20 வயசுன்னா, கடந்த 20 வருஷமா நான் என்ன சாதிச்சேன்? இப்ப என்ன நான் பண்ணணும்? இப்டின்னு சொல்லி என்னய பத்தியே நான் நெறைய கேள்விகள எழுதி அதுக்கு பதில் சொல்லி பாப்பேன்.
ம். சரி. ம், ம். சரி. ம். அதாது, தன்னை தானே சீர் தூக்கி பாப்பேன் அப்டீன்னு சொல்றீங்க?
ஆ, ஆ. என்ன நானே ஆராய்ஞ்சு பாப்பேன். அப்போ வந்து ஒரு விடை கிடைக்கும். உனக்கு இந்த வேலை இருக்கு, நீ எழுந்துரு, இப்போ வந்து நீ செய்ய ஆரமுடிக்கலாம். ஏதாவது ஒரு வழிய கண்டுபிடின்னு, எனக்குள்ளேயே தோணும் அது.
ம்ஹ்ம். ம். கண்டிப்பா. அ அது மூலமா வந்து அவங்க ய முந்தைய தவறுகள வந்து ஆராய்ந்து பார்த்து, அந்த தவறுகள அடுத்து நடக்க முடியாததற்கான வழிகளயும் தேடுவாங்க. இல்லையா?
அத் ம். ஆமா, ஆமா. ஏன்னா நேரம் ஓடிக்கிட்டே இருக்கும். நம்ம தூங்கிட்டோன்னா, நேரத்த நிப்பாட்ட போறது கிடையாது. அது போயிரும், வயசு முடிஞ்சுகிட்டுரும் அவ்ளோதான்.
ம். கண்டிப்பா. அ வாழ்க்கையே முடியிற நிலைக்கு வந்துரும். அவங்க அப்புறம், வருத்தத்திலயே வாழ்க்கைய முடியிற சூ நிலைக்கு கொண்டு போ போவாங்க.
ஆமாமா. ஆ. வருத்தத்திலே வாழ்க்கை போயிறக்கூடாது. <laughs>
கண்டிப்பா. இதுவரைக்கும் ம் உத்வேகம் இல்லாதப்போ, எப்படி வந்து அந்த உத்வேகத்த உருவாக்குறது? தன்னோட இலக்க அடையிறதுனு, நெறைய விஷயங்கள பேசுனீங்க. உங்களோட பேசுனதுல மிக்க மகிழ்ச்சி. நன்றி.
நன்றி.